இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, நிறைய பேத்துக்கு அ ம் அடிக்கடி கோபம் வரும். சும்மா. இப்படி உக்காந்தா கோவம் வரும். நின்னா கோவம் வரும். நடந்தா கோவம் வரும். அது மாரி ஒரு கோவம் வந்தா அதை எப்படி கையாள்றது? முதல்ல கோவம் வராம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம்?
நிச்சயமாங்க. ஏன்னா வந்து கோபம் என்றது வந்து மனிதனோட வாழ்க்கையில அது ஒரு முக்கியமான ஒரு பங்குதா நான் சொல்லுவேன். <inhales> ஏன்னா நம்ம வந்து கோவமே படாம வந்து, <tsk> "நான் கோவமே படமாட்டேன்ப்பா!" அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. என்னதான் ஒரு அமைதியான ஒரு ஆளாயிருந்தாலும், ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ நம்ப நம்ப சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோபப்பட மாட்டாரு. அவங்க அமைதியான ஆளு. <inhales> ஆனா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எரிமலை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அமைதியா இருக்கு. <inhales> ஆனா வந்து திடீர்னு வெடிக்கும் பாத்தீங்களா? அது போல வந்து அந்த அமைதியான ஒரு சாதுவான ஒரு மனிதருக்குள்ளையும் <inhales> அந்தக் கோபம் என்ற ஒரு எரிமலை- எரிமலை வந்து இருக்கும். அப்படி இருக்கற பட்சத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்குக் கோபம் வரும்போது, எனக்குலாம் ரொம்பவே கோபம் வரும். எந்த அளவுக்குன்னா எனக்குக் கோபம் வந்து அந்தக் கண்ணாடி எல்லாம் வந்து உடைச்சிருவேன். <tsk> அதாவது கையில குத்திருவாங்கல்ல. அது போல இந்தக் கண்ணாடியை குத்தறத்தா இருக்கட்டும், <smacks lips> எனக்கு வந்து ரொம்பவே வந்து அதிகமா கோபம் வர ஆரம்பிச்சுச்சு. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து, அம்மா எதனா சொன்னாலும் சரி, அப்பா எதனா தங்கச்சி, தம்பி "எதுக்கு சும்மா நை நைன்னு இது பண்றீங்க? உங்களுக்கு வேற வேலை இல்லையா?" அப்படின்னுட்டு. அ, எதனா ஒண்ணு நம்மள பத்தி சொல்லக் கூடாது அப்படின்னுட்டு என்னோடய இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமா இருந்தேன். அப்பத் தான் வந்து எ எங்க அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, இல்ல. இது போல விஷயம்லாம் நீ வந்து எதுக்குன்னாலும் கோபப்பட்டு, எதுக்குன்னாலும் சண்டை ப இது பண்ணினே இருந்தா, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோபத்துக்கான அர்த்தமே போயிடும். "இவளுக்கு எப்பவுமே இது தான் வேலை." அப்படின்னு அலட்சியம் வந்துரும். அந்தக் கோவம்பட்டா கூட ஒரு நியாயமான ஒரு விஷயத்துக்கு மட்டும் தான் அந்தக் கோபத்தை நாம காமிக்கணும். அப்படி சொல்லும்பொழுது, ஆ "சினிமால பாத்துட்டு வந்து எதனா ஒண்ணு சொல்லாதம்மா." அப்படின்ட்டு நான் சொல்லுவேன்.
ம்ஹ்ம். ஓஹோ! ஓஹோ! ஆஹ. ம். ம்ஹ்ம்.
ஆனா, அதுக்கு அப்புறம் தான் வந்து என்னோட வாழ்க்கையில நானும் வந்து, என்னோட பிடித்தவர்கிட்ட அடிக்கடி கோபப்படும்போது, "அ எதுக்கு? உனக்கு வேற வேலை இல்ல. அடிக்கடி நீ கோபப்படுற." அவ்வள தான். அந்த ஒரு இ சாதாரண ஒரு விஷயமா எடுத்துக்கறாங்க பாத்தீங்களா? அத வந்து பாத்தீங்கன்னா ஒரு போக்குலே வந்து நமக்குத் தெரிஞ்சுரும். "இது ஒரு நார்மலான விஷயம். அடிக்கடி கோபப்படுறா" அந்தக் கோபத்துக்கான அர்த்தமே இல்லாம போயிடும். அப்பத் தான் நான் புரிஞ்சேன். கோபம் வந்து படவே கூடாது. கோபப்பட்டாலும் ஒரு அர்த்தமான ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் ஒரு நியாயமான ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் கோவப்படணும். அப்படி இருக்கற பட்சத்துல, நான் எப்படி என்னை மாத்திக்கிட்டேன்? அந்தக் கோபத்தை கையாளணும். ஏன்னா என்னால கன்ட்ரோல் பண்ண முடியல.
ம், ம். ம்ஹ்ம்.
அ எப்படின்னா, நம்ம வீட்டு மேல வந்து பாக்ஸிங்கு பேக் இருக்கும். அதெல்லாம் போய்க் குத்துவேன். "என்னால வந்து இது மாரி ஆளைக் குத்த முடியாதே!" அப்படின்னு மேல அது போலலாம் நான் பண்ணி இருக்கேன்.
ம்.
அதுக்கு அப்புறம் என்னோட அம்மா சொன்னாங்க. நீ வந்து இப்படி கிடையாது. முதல்ல வந்து இந்தக் கோபத்தை குறைக்கணும் அப்படின்னா, நீ வந்து தினந்தோறும் ஒரு பயிற்சி. அதாவது நான் சிலம்பம் பய பண்ற சுத்துற ஆளு. அந்தப் பயிற்சி வந்து எதுக்கு நீ வந்து நிறுத்தி வச்சிருக்க. அதை எடு. காலைல எழுந்து சுத்து. ஆனா, காலைல நம்ம உடற்பயிற்சியும், இது போல பயிற்சியும் க ஒரு கலையை கற்றுக்கொடுக்கும் ஒரு ஒரு விஷயமே என்னன்னா, அந்தக் கோபமும் நிதானமும் தான் முக்கியமே.
ம்ஹ்ம். ஓஹோ! இப்போ கோவம் வருது வர வருன்னு சொல்றாங்கள்லையா? அது எப்டிங்க உங்களுக்கு உடனே வந்துருங்களா?
ம். நிச்சியமாங்க. எதுக்குன்னாலும் நான் கோபப்படுவேன். இப்ப வந்து ஒரு சாதாரணமா ஒரு விஷயம் பாருங்க இப்ப நான் சொல்லுவேன். அம்மா எனக்கு இது மாரி எதனா கறி மாமிசம் எதனா சமைச்சு, கறி சமைச்சு வைம்மா நான் சாப்பிடணும் அப்டின்னா வச்சுக்கோ. திடிர்னு நம்ம சொல்லி வச்சிட்டு போவோம். திடீர்ல்னு வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் இல்ல. வேற எதுனா செய்யும்போது அந்த இடத்துல டக்குன்னு கோவம் நான் சாப்பிடவே மாட்டேன்.
ம். ம். ம்.
அந்த நாள் ஃபுல்லா நான் சாப் அப்டி சொல்லுறது எனக்குப் புடிச்சது வர வரைக்கும் ஒரு அடாவடி தனமும் அந்தக் கோபமும் வெளிப்படும். என்னால வந்து எங்க அம்மா சொல்லுவாங்க. ஏன் நீ உன்னால வந்து ஒரு விஷயத்த பொறுத்துக்க முடியாதா? எதுக்குன்னாலும் வந்து இந்தக் கோபப்பட்டுட்டே இருக்குற. எதுக்குன்னாலும் சண்டை போட்டுட்டே இருக்க. <tsk> அதாவது சில பேருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா, அந்தக் கோபம் அதிகமா ஆச்சுன்னா இருக்குற பக்கத்துல இருக்கும் பொருளத் தூக்கி அடிப்பாங்க பாத்தீங்களா?
ம். கண்டிப்பா, கண்டிப்பாங்க. இப்ப அ அதே மாரிதாங்க. இப்ப கோபம் வந்துருச்சு அப்டின்னா, இப்போ அத அதக் கட்டுப்படுத்த முடியாம அப்டியே அமைதியா ஒரு சில பேர் இருப்பாங்க. சில பேர் நகங்கள போட்டுக் கடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சில பேரு நடப்பாங்க ரூம் குள்ளேயே கொஞ்சம் நடந்து நடப்பாங்க மனச அமைதிப்படுத்துறதுக்காக. சில பேரு நல்லா சாப்பிடுவாங்க கோபம் வந்துட்டா. அந் அந்த மாரி நீங்க என்ன ரகம்?
நான் வந்து இதுமு எதுமு இந்த விஷயத்துல எதுவுமே நான் பண்ண மாட்டேன்.
ம்ஹ்ம்.
உண்மையாக வந்து பார்த்தீங்க என்றால், எனக்கு கோபம் வந்தால் நமக்கு பிடிக்காதது தான் இருக்கட்டும். நடக்காததா இருக்கட்டும். அது போல விஷயம் பண்ணவே மாட்டேன். அதுக்கு நேர்மாறாக வந்து பார்த்தீங்க என்றால், சுவற்றைக் குத்துறது கண்ணாடி அ அது தான் நான் சொன்னேன்ல. அது போல விஷயம் பண்ணுவேன். ஆனா ஒரு கட்டத்தில் வந்து இதெல்லாம் தவறு. நம்மளால் வந்து நம்மளோட கோபத்தால் மத்தவங்க தான் காயப்படுறாங்க. அப்படி தெரியும்பொழுது நான் என்ன பண்ணேன். அந்த இடத்தில் இருந்து இருக்க மாட்டேன். நமக்கு அந்த இடமும், அந்தப் பேச்சும் கேட்கும்போது தான் நம்மளுக்கு கோபம் என்று ஒரு விஷயம் வருகிறது. எதுக்கு அந்த விஷயத்தைக் காது குத்து கேட்கவேண்டும். அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப கோபம் வரும் ஒரே விஷயம். சொந்த பந்தங்களை கூட்டிவிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதுங்க சும்மா வாய் சும்மா இல்லாமல் உன் பொண்ணு என்னம்மா பண்ணுது. அ அப்படியா? படிக்குதா? சரி படிப்பு முடித்ததுக்கு அப்புறம் மாப்பிள்ளை பார்க்கலாமா அப்படி என்றுபோது. ஏன் பையன் எதோ ரெடிமேட்ல வைத்திருக்கீறிங்களா? எடுத்துக் கொடுக்கறதுக்கு. நான் உண்மையாக அப்படியே தான் கேட்பேன். எதோ பையன் வைத்திருக்கீங்களா? சும்மா மாப்பிள்ளை பார்க்குறது. அதுவும் பார்த்தீங்க என்றால், அவங்க பொண்ணு என்னோட வயதாக தான் இருக்கும். இல்லை என்னோட இது மூத்த வயதாக இருக்கும். கல்யாணம் ஆகாது. ஆனா நம்ம வீட்டில் வந்து எதோ ஒன்று வந்து நம்ம அம்மாவோட மண்டையை கழுவி விட்டுத்தா இருக்கட்டும். <clicks tongue> என்னம்மா பொண்ணு எப்போ பார்த்தாலும் போன் பார்த்துக்கொண்டே இருக்குற. எதோ இருக்க போதுமா அப்படி என்றுபொழுது. எதுவுமே இருக்காது. வேண்டியா நீங்களே பாருங்க என் போனை. அதுபோல விஷயத்தில் எனக்கு ரொம்பவே கோபம் வரும். அந்த இடத்தில் நான் இருக்கவே மாட்டேன். வண்டி எடுத்துவிட்டு எங்கோ போய்விடுவேன். டீ டீ கடைக்குப் போய்விட்டு நான் பாட்டுக்கு டீ குடித்துவிட்டு, அதுக்கு அப்புறம் அதெல்லாம் போனதுக்கு அப்புறம் ஒரு 0:30 மணி நேரம், 1 மணி நேரம் கழித்துதான் வீட்டுக்கே வருவேன்.
ம். ம். ம். ம். ம். ம்ஹ்ம். அப்படி வரும்போது கோபம் ஒரு அளவு தணிந்து இருக்கும்ங்களா?
கோபம் தணிந்து அதாவது ஆளுங்க இருந்தாங்க என்றால், மறுபடியும் நான் இன்னொரு ரவுண்டுக்கு போய்விடுவேன். வண்டி எடுத்துவிட்டு. எங்க தங்கச்சி கிட்ட சொல்லுவேன். அவங்க எப்ப போறாங்க. தயவு செய்து கால் பண்ணி சொல்லு. அப்போ நான் வீட்டுக்கு வரேன். சும்மா தேவையில்லாமல் பேசிக்கொண்டு இருப்பாங்க.
ஓ. அந்தச் சொந்தக்காரங்க எல்லாம் போகிற வரைக்கும் வெளியேவே இருப்பீங்க.
அ <chuckles> ஆமா. இல்லையென்றால் என்னோட மேல வந்து நமக்குத் தனியாக வந்து போஷன் 2 போர்ஷன் இருக்கு. அதில் எதோ ஒரு போர்ஷனில் போய்விட்டு நான் இருந்துவிடுவேன். அவங்க போறதுக்கு அப்புறம் ஆ அப்படியே நம்ம எஸ்கேப் ஆகிவிடுவேன். இந்த வீட்டுக்கு வெளியே படிக்கட்டு இருக்கு. அப்படியே ஏறி மேல போய்விட வேண்டியது தான். அப்படி இருக்கும்போது ந இது போல விஷயம் எல்லாம் பண்ணுவேன். <tsk> அதாவது சில பேரு வந்து பார்த்தீங்க என்றால், பேசும் விதம் வந்து நன்றாக இருந்தால் கேட்பேன் பேச்சு, முகம் கொடுத்துப் பேசத்தான் இருக்கட்டும், அது எல்லாமே வந்து பார்த்தீங்க என்றால், அனுசரிச்சு போறதாக இருக்கட்டும். ஆனா சில விஷயங்களை வந்து பார்த்தீங்க என்றால் நம்மளுக்கு பிடிக்காது. வேண்டுமென்றே நம்மளை வந்து பார்த்தீங்க என்றால், இந்த ட்ரிகர் என்ற ஒரு விஷயம் இருக்குல்லே. நம்மளை வந்து தூண்டி ப தூண்டி நம்மளை கோபத்தில் பண்ணி எல்லாம் பேசுவாங்க இல்லை.
ஓஹோஹோ. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா.
அத பாக்கும் பொழுதே ரொம்ப தெரியும். அது போல நெறைய விஷயங்கள் வந்து இல்ல. நம்ம கோவம் வந்து அதிகமா படக் கூடாது. என்னோட அம்மா என்ன சொன்னான, கோபப்பட்டு பீபி, கிபி எதனா வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் வந்து பாத்தீன்னா, இந்த வயசுல உனக்குச் சின்ன வயசு. இதுக்குள்ள வந்து எதனா ப வந்துச்சுன்னா நாங்க தான் அவஸ்தை படணும். அதுக்கப்புறம் வரும் காலத்துல உ உங்களுக்குப் புடிச்சா வந்து அவஸ்த படணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்றது? ஏன்னா, கண்டிப்பா கோவம்ன்ற விஷயத்தை டக்குன்னு மாற முடியுமா அப்படின்னா மாத்த முடியாது. ஆனா
ம். முடியாது, முடியாதுங்க. ம்.
அதுக்கு ஏத்தா வந்து இந்த உடல் பயிற்சியா இருக்கட்டும், வேறு எதனா ஒரு விஷயமா இருக்கட்டும், யோகாவா இருக்கட்டும் நெறைய விஷயங்கள் இருக்கு. விடிங்கால நம்ம எழுந்து ஒரு மூச்சுப் பயிற்சி பண்ணும் பொழுது மனசு நிம்மதியா இருக்கும் பொழுது, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எ நம்மளுக்கே வந்து பாத்தீங்கன்னா, அந்த மன அமைதி கிடைக்கும்ல. அதெல்லாம் வந்து நடக்கும். இல்லைனா புத்தகம் படிக்கத்தான் இருக்கட்டும், இல்லைனா வேறு எதனா ஒரு சாந்த ஒரு விஷயங்கள். நான் அதிகமா எனக்குக் கோபம் வரும்போது தான் நான் சில விஷயம் பண்றது எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன்.
சூப்பர்ங்க. உண்மையாலுமே அது வந்து ஒரு மனத வந்து ஒரு கட்டுப்பாடா கொண்டு போய்ட்டோம் அப்படின்னா, அந்தக் கோபம்ன்றது வராதுன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்தக் கோபம் வரும்போது, இந்தத் தலவலி அந்த மாரில்லாம் வருங்களா? அதை எப்படி நம்ம கையாள்லாம்? பெரும்பாலும் இப்ப நீங்கச் சொன்னீங்க நீங்க வந்து கை கு குத்திப்பீங்க, டீ எல்லாம் குடிக்கப் போவோன்னுலாம் சொன்னீங்க இல்லையா? இது அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு பரிந்துரை சொல்றீங்க. அப்படி கோபம் வந்துருச்சுன்னா இந்த மாதிரி பண்ணுப்பா. உன் கோபம் கண்ட்ரோல் ஆயிடும் அப்படின்னா உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு பரிந்துரை வந்து என்னவா இருக்கும்?
ஆமா. நிச்சயமா. ம். மொபைல பாக்காத. இல்லைனா, உனக்குப் புடிச்ச படம் எதனா பாரு. இல்லைன்னா, சில இடத்துல நம்ப நீங்க நோட் பண்ணி இருக்கீங்களா, இல்லையா, தெரியல. இந்த நம்ப வந்து பேசுறது எல்லாமே அதுக்கு ஏத்தா போல வந்து, நம்மளோட சமூக வலைத்தளத்துல காமிக்க ஆரம்பிக்கும். இந்த ரீல்ஸ், ஷாட்ஸ்ன்ட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல. அது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் வந்து கோபமாவோ, இல்ல சோகமாவோ இருக்கோம்னா அதுக்கு ஏத்தா போல வந்து எனக்கு ரீல்ஸ் அனுப்பும்.
ஆமாங்க. ம். ஓஹோ.
இந்த மனநிலையில இருக்குறா அப்படின்ட்டு நம்ம சென்சார்ன்டு ஒரு அது வந்து இங்கிலீஷ்ல ஆங்கிலச்சொல் ஒரு விஷயம் இருக்கும். நம்ம பேசக்கூடிய இது வந்து பாத்தீங்கன்னா, அந்த மைக்குன்ற ஒரு விஷயத்துல கேட்டு, அதுக்கு ஏத்தா போல நமக்கு அந்தக் க தொலைபேசியில வந்து நீங்க வந்து உங்களோட பசங்க கிட்டயோ இல்ல வேற யாரானா கிட்டே கேட்டுப் பாருங்களேன், அந்த விஷயம். எல்லாரு எல்லார் வாழ்க்கையிலும் இந்த விஷயம் நடந்துருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா, அந்த மொபைலே வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏத்தா போல, ம மனநிலையை ஏத்தாபோல நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு பரிந்துரைக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் தான் கோபம் வரும். அதனால வந்து இந்த மொபைல் பாக்கவே மாட்டேன். படுத்துத் தூங்கிருவேன்.
ம்ஹம். ம்.
அமைதியா அதுவும் அது படுத்துத் தூங்குனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து சோகமா இருந்தாலும் சரி, இந்த கோவமா இருந்தாலும் சரி எனக்குத் தூக்கம்ன்றது ஆட்டொமேட்டிக்கா வந்துரும்.
ஓஹோ! சரிங்க. நல்லதுதான். அந்த மாரி தூங்கும்போது, நம்ம மனசை வந்து ஒருநிலைப்படுத்திட்டு தூங்கும்போது, அந்தக் கோபம் கொஞ்சம் கொஞ்சமா கன்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிடும் இல்லீங்களா? இப்ப அ இப்ப அந்தக் கோபம் வரம்போது அதை வந்து வே வேற வகையா இப்ப ஒரு ஒரு வாக்கிங் போறதா இருக்கட்டும், ஒரு எக்சைஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய நண்பர்கள்கிட்ட வந்து மனசு விட்டுப் பேசறதா இருக்கட்டும், அந்த மாரிலாம் செஞ்சா இந்தக் கோபத்தை வந்து நம்மளால கட்டுப்படுத்த முடியும்ங்களா?
அதுப் ஆமா. நிச்சயமா, நிச்சயமா. ஆமாமா. நிச்சயமா, நிச்சயமா. அதுவும் இந்த நண்பர்கள் கிட்ட எல்லாம் பேசும்பொழுது, கோவமா இருக்க விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா, அவங்க தான் வந்து நகைச்சுவையா இது பண்ணி காமெடி ஆக்கி விட்டுருவாங்க. அவங்க கிட்ட வந்து அந்த அளவுக்கு நம்மளால கோவமும் பட முடியாது. எந்த ஏன்னா, நம்ம எப்படின்ட்டு அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு நிறைய தெரியும். நல்லாவே தெரியும். "எதுக்கு கோவமா இருக்கே? எதுக்கு வந்து கவலைப்பட்டுட்டு இருக்கே? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. விட்டுரு. எல்லாம் இயல்பு தான். அவங்க இப்ப இருக்காங்களா? அந்த இடத்துல உனக்குப் புடிக்கலயா? எழுந்து வந்துரு. பேசாத. கம்முனு இருந்துரு. சைலெண்டா இரு. பேசுறவங்க எவ்ளோ தூரம் பேசுவாங்க?" அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள்லாம் வந்து நம்ம மனநிலையை வந்து மாத்தக்கூடிய ஒரு விஷயமா பேசும்பொழுது, நம்மளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அ கரெக்ட் தான். சரி தான் அப்படின்ட்டு இதுவா ஆனா, சில பேருக்கு அந்த நண்பர்கள் கிட்ட பகிர்தல் கூட நேரம் கிடைக்காது.
ம். ஓஹோ. ஏன்?
அப்படி இருக்கும்பத் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த வீட்டு வேலையா இருக்கட்டும், திருமணம் ஆனவங்களுக்கு எல்லாம் பாருங்க. அந்தக் கோபம் வந்தாலும் சரி, நீங்க சில பேர் பேர் எல்லாம் அழுதுட்டு கம்முனு இருப்பாங்க. இல்லனா கணவர் கிட்ட சொல்றத்தா இருக்கட்டும். நண்பர்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, திருமணம் ஆன சில பேர் வந்து பாத்தீங்கன்னா, அந்த இடைவெளி இருக்கும். நானும் வந்து நிறைய பேர் பாத்துருக்கேன். அது வந்து பாத்தீங்கன்னா ஆ நம்ம வேலை இருக்கற நேரத்துல அவங்க ப்ரீயா இருக்க மாட்டாங்க. அவங்க ப்ரீயா இருக்க நேரத்துல நம்ம வேலையா இருப்போம். அது போல நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. கோபம் வந்தா வந்து பாத்தீங்கன்னா, எ நம்மளுக்கு மனிதர் மனிதருக்கு பாத்தீங்கன்னா உணர்ச்சி வந்து மாறிட்டே இருக்கும். நான் எனக்கு நான் சொன்னேன்ல. நான் போயிட்டு வெளிய போய்ப் பாக்கத்தா இருக்கட்டும், தூங்கறதா இருக்கட்டும், டீ குடிக்கறதா இருக்கட்டும். இது போல என்னோட கோபத்த வந்து நான் எப்படி கையாள்றுவன், எப்படி எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு எனக்குத் தெரியும். அந்த தெரப்பின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு அது வந்து பயன் தரக்கூடிய விஷயமா இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இப்ப வந்து நீங்க வந்து நான் நான் உங்கள வந்து கேக்குறேன். நீங்கக் கோவமா இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க?
ஓ. ம். கண்டிப்பா. ம். ம். பெரும்பாலும் எனக்குக் கோபம் வந்து ரொம்ப அதிகமா வரும்ங்க. நான் ரொம்ப கண்ணா பின்னானு கோவம் வரும் எனக்கு. எனக்குக் கோபம் வந்தாலே தலைவலி வர ஆரம்பிச்சிரும். நான் வந்து கோபம் வந்துச்சுன்னா முதல்ல வந்துட்டு வீட்டுக்கு வந்து ஒரு டம்ளர் டீ வச்சு குடிச்சிட்டு நான் ஆராய்ச்சி செய்வேன். எதனால கோபம் வந்துச்சு? என்னோட கோபம் சரியா? தவறா? நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேனா அப்படின்னு அத கைய அது ஆராய்ச்சி செஞ்சிட்டு, அதுக்கப்புறம் அந்தக் கோபத்த போக்குறதுக்கான சில மனச வந்து திசை திருப்புறது பாட்டு கேக்குறதா இருக்கட்டும், ஒரு நடைப்பயணம் போறதா இருக்கட்டும், ஒரு காமெடி பாக்குறதா இருக்கட்டும் அந்த மாரி பார்த்து என்னோட என்னோட மனச நான் வந்து காம் பண்ணிப்பேன் நானு. ஏன்னா மனம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லீங்களா? அது அது இல்லன்னா நம்மளால வாழ்வே முடியாது இல்லையா? அதனால அத ம ஃபர்ஸ்ட் நான் அப்படியே காம் பண்ணிடுவேன் நானு.
ம். ம். ஆமா. ஆமா. நிச்சயமா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆனா வந்து சில இடத்துல வந்து நம்மளால ஏத்துக்க முடியாது. அந்தக் கோபம்ன்ற விஷயத்த விடக் கண்ணீர் கண்ணீராதான் அதிகமா வரும். நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம்? ஆமா. நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கோவம் கோவமா பேசும்போது கண்ணுல தண்ணீயா வரும். உங்களால பேச முடியாது. அடுத்த வார்த்த.
ம். ம். ம். ஆமா அழுகு அழுக வரும். ம். ம். ஆமாங்க. ம்.
அப்பபிடி இருக்கும்பொழுது சில உணர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். அவுங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. நம்ம மேல எந்தத் தப்பும் இல்லயே, ஆனா நம்ம ஏன் வந்து <tsk> வருத்தமாவும், கோவமாவும் இது பண்ணுறோம். அவங்க ஏன் கேட்க மாட்றாங்க? என்ன ஆச்சு? ஏதா ஆச்சு அப்பபிடின்டு நெறய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கேள்வியே இல்லாத அளவுக்குலாம் வந்து நிறைய குழப்பங்களே ஏற்படும். அந்தக் கோபமான ஒரு சூ ஆனா என்ன ஒரு கோபமா இருந்தாலும் சரி, அ மகிழ்ச்சியான தருணமா இருந்தாலும் சரி, சோகமான ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, அந்த இடத்துல வந்து எந்த ஒரு முடிவும் எடுக்கக் கூடாது. அதாவது சந்தோஷமா இருக்கிற நேரத்துல வார்த்தைய விட்டுருவான். நான் இது போலப் பண்றேன். அது போலப் பண்றேன். கோபமா இருக்குற நேரத்துல வந்து அதுவும் வார்த்தை விடுவான். எந்த அளவுக்குன்னா மனச காயப்படுத்துற அளவுக்கு. சோகமா இருக்குற இடத்துலயும் பாத்தீங்கன்னா, அந்த வார்த்தைகளை விடுவான். எனக்கு நீ தேவை இல்ல. எதுக்கு நீங்க இது மாரிலாம் பண்றீங்க? எனக்கு யாரும் வேண்டான்டு, வார்த்தைகள் வந்து எப்பிடி வேணா மாறும். அது வந்து பாத்தீங்கன்னா கோவம், சோகம் இந்த 3 விஷயத்துலயும் இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு எமோஷனலா இருந்தாலும் சரி, ஒ அந்த இதுவுலாம் மனசு கொஞ்சம் நிம்மதியா வர வரைக்கும் யார்கிட்ட பேசாம கொஞ்சம் நேரம் வந்து அமைதியா இருந்தாலே! எல்லாமே சரியாயிடும். ஏன்னா வாழ்க்கையில அனுபவபட்டு இருக்கு. கோபத்தால எடுத்த முடிவு தவறாலாம் போயிருக்கு நிறைய பேருக்கு. அத நான் கண்ணால பார்க்கும்பொழுது இதக் கையாளுவது வந்து பாத்தீங்கன்னா நமக்குத் தான் தெரியும் அப்பிடின்டுக்காக என்னென்ன முடியும்னு நீங்கப் பாருங்க. உங்க கோபத்தையும் நீங்கத் தான் கையாள முடியும். அப்பிடி இருக்க பட்சத்துல நமக்கு வந்து தெரிஞ்சது எல்லாம் இது தான். நம்மளுக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா, நல்ல ஒர்க் ஆகுது. அவளதான். அது போல அவுங்களோட வாழ்க்கைக்கு ஏத்தபோல இருக்கணும்.
ஆமா. ம். கண்டிப்பாங்க. ம். ம். ம். ம். ம். கண்டிப்பா, கண்டிப்பாங்க. ம். ம். ரொம்ப அழகா கண்டிப்பாங்க. ரொம்ப அழகா உங்களுடைய கோபம் வந்து அதை எப்பபிடி கையாள்றது, அதுக்கு என்னென்ன ட்ரிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். எப்பபிடி நம்ம வந்து ஒரு எக்ஸ்சைஸ் பண்றது, ஒரு டீ குடிக்கலாம், நம்ம வீட்டு அந்த இடத்துல இருக்க தேவையில்ல, கோபம் மூட்ற இடத்துல நம்ம இருக்கக்கூடாது, வெளிய எங்கேயாவது போயிர்ணும். ஒரு ட்ரா டிரைவிங் பண்ணி எப்ப பண்ணணும், அதே மாதிரி நண்பர்களோட பேச ஆரம்பிக்கணும் அப்பபிடின்று நிறைய விஷயங்கள் முக்கியமா கோபத்துல வந்து எந்த ஒரு முடிவும் நம்ம எடுக்கக் கூடாது. இந்தமாரி நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நிறைய நீங்கப் பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றிங்க.
மிக்க நன்றி. மீண்டும் சந்திக்கலாம்.